உன்னோன்னு என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, அ இப்போ அந்த மாரி செய்தியே நெறைய வருதுங்க. ஒரு கோவிலுக்குள்ள கூட வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்த வந்து வுடல. அப்ப வந்து உடனே வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியா வந்து அந்த மக்களை வந்து அழகா கூட்டிட்டு போறாங்க அந்த கோவில்ல. அப்போ, அந்த மீடியா வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ஒரு 2 சில பேரை வந்து, வெளிய நிக்கிறவங்கள. இந்த மாரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து, இப்ப தான் வந்து பல வருஷ பல வருடங்கள், அவங்க கோயிலுக்கே போனது இல்ல, இப்ப தான் வந்து முதல் தடவ வந்து போறாங்க. "இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்டின்னு கேட்கும்போது, "எங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து அசுத்தமா இருக்கு. கண்டிப்பா வந்து எங்களுக்கு இந்த விஷயம்லாம் புடிக்கல" அப்டின்னு சொல்லி ஒரு தைரியமா சொல்றாங்க.
உண்மைங்க. ஆஹ. ஆஹ. ஆஹ. புரியுதுங்க. இது இது வந்து ஒரு ஒரு ஒரு மதத்துல தான் நடக்கிது அப்டின்னு காமிக்கிறாங்க, அப்டின்றது உங்களுக்கு இந்த மீடியா லென்ஸ்ல படலையா உங்களுக்கு.
இல்லையா? கண்டிப்பாங்க, நிச்சயமா. அந்த இந்த மாரி சம்மந்தப்பட்டது.
அதாவது இந்த பொதுப்படையா இருக்க மாட்டேன்றாங்கன்றது ஒரு வாதமா உங்களுக்கு தெரியுதுல்ல, இது ப உண்மையான விஷயங்கள்ல?
கண்டிப்பாங்க, நிச்சயமா. நிச்சயமாங்க அந்த அடையாளங்கள்லாம் வந்து ஒழுங்கா வந்து காமிக்கப்படுறதில்ல. அதாவது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னன்ன விஷயங்கள் நடக்குது, அதாவது இந்த மாரி ஒரு விஷயம்லாம் வந்து, ஏதோ வந்து ஒரு, 1 செகண்ட் 2 செகண்ட் அப்டிங்கிற மாரி ஒரு விஷயம் போய்டுதே தவிர்த்து, அரசியல் ரீதியான இந்த விவாத மேடைகள்லாம் நடக்கும். நெறைய சேனல்கள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டூங்கனா
ஆமாங்க. ஆமாங்க. அது அது தேவையில்லாம வேற எதுக்கோ நடக்குதே தவிர, இந்த மாரி விஷயங்களுக்கு நடக்கறதில்ல.
கண்டிப்பா, இந்த மாரி விஷயங்களுக்கு நடந்தா என்ன? நான் அ தினமும் வந்து அந்த சேனல்ல வந்து இந்த விவாத மேடை பார்ப்பேன். ஒண்ணு அரசியல் ரீதியா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அ சென்ட்ரல் நியூஸ்ஸா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு அட்டாக் பத்தி பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்களே இருக்குமே தவிர்த்து
எதிர்க்கட்சி விஷயமா இருக்கும்றத வந்து ரொம்ப <chuckles> சாதாரணமா சொல்லிடலாம். அது எந்த கட்சி ஆண்டாலும் சரி, அதற்கு எதிர்க்கட்சியா தான் இருக்கும்.
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அப்டிங்கற ஒரு விஷயம் வந்து விவாத மேடையில இருக்குமே தவிர்த்து, ஆனா இந்த மாரி ஒரு சமுதாய விஷயங்களை அவங்க எடுத்துட்டு வரதில்ல. அங்க அங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது இல்லியா, அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுனா, அப்போ யார் அந்த கட்சியை வந்து இது பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து அது கெட்ட பெயரா இருக்கும் இல்லியா. அதனால, சில மீடியாக்கள் இதை மூடி மறைக்கிற மாரி எனக்கு தோணுது.
புரியுதுங்க. ஆமாங்க.

கண்டிப்பா. அப்புறம் அந்த மாரி விஷயம் மட்டும் இல்லாம, அ நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்தில நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து எடுத்து காமிப்பாங்க. ஒரு அரசியல் ரீதியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு உண் ஒரு உண்மை நடந்த சம்பவ சம்பவமா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து காமிப்பாங்க. ஆனா அது பாதி பேருக்கு வந்து போகலன்னு தான் நான் சொல்லுவேங்க. இந்த சமுதாயத்ல இந்த மாரி பிரச்சனைகள் வந்து பேசும்போது போக மாட்டிக்கிது. ஒரு பாடலோ, இல்லை ஒரு படமோ, இல்லை இந்த மாரி விஷயம் மட்டும் தான் வந்து, இளைஞர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் எடுத்துக்கிறாங்க. இல்லையா? இப்போ நீங்க ஒரு 40
உங்க உங்களோட ஒரு வ வ விஷயம் எனக்கு வந்து புரியுதுங்க. ஆனா அந்த உண்மை சம்பவத்தை எடுக்குறாங்க இல்லையா? உண்மை சம்பவத்தை ஒட்டி எடுக்கிறவங்க வந்து, அதை வந்து முழுசா உண்மையாகவே எடுக்குறாங்களா? இல்லை, அதை வந்து புனைப்பு பண்ணி, அதை வந்து ஒரு ஒரு ஒரு கட்டத்துல இந்த இந்த இரண்டு பிரிவினருக்கு வந்து ஒரு அ சண்டை வரணும்னோ, இல்லை பிரச்சனை வரணும்னோ நினைச்சு எடுக்கிறாங்களான்றது, உங்களோட கருத்து என்ன?
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அதை வந்து ஒரு புனைப்பு பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்ப தான் வந்து மக்கள் பார்க்க முடியும், இல்லையா? நீங்க வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்தா, ஏதோ வந்து ஒரு வரலாறு படமா, இல்லை வந்து உண்மை சம்பவ படமான்ட்டு போய்ருவாங்க. ஒரு பாடல் இல்லாம, ஒரு வேற ஒரு விஷயங்கள் நகைச்சுவை இல்லாம, ஒரு படமே எடுக்க மாட்டாங்க, இல்லையா? கண்டிப்பா, அதுல வந்து சில மாற்றங்கள் வேணும்.
புரியுதுங்க, அந்த மாரி புரியுது அந்த மாரி புரியுது. நான் சொல்றது வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்
ஓ! சண்டை ஏற்படுத்துற மாரி சில விஷயங்கள் வந்து பண்றாங்க.
ஆ விஷயங்களை வந்து பு வ வேண்டுமென்றே புகுத்துறாங்களோன்றது வந்து எனக்கு ஒரு.
கண்டிப்பா. நிச்சயமா, அதாவது சில இடத்தில என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த சாதி படம் அப்டின்னு சொல்லி எடுக் எடுக்குறாங்க இல்லியா, அவங்களோட சில மனக்குமறல்கள வந்து சில காட்சிகளா வந்து காட்டும்போது, அது வந்து சண்டைய வந்து ஏற்படுத்துற மாரி இருக்கு. கவனிச்சுருக்கீங்களா?